முயற்சி பண்ணியிருக்கேங்க. ஆனா அது என்ன செய் என்ன ஆகுதுன்னா அது வந்து அதோட கலரும் அதோட வடிவமும் மாறிறுது. கருப்பட்டியோட கன்சிஸ்டென்சி. ஐ மின் கருப்பட்டியோட அளவுகள் அதிகமாயிருச்சுனா, உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து ப சட்டியோட ஒட்டிடும். அதனால உங்களுக்கு வெளியில எடுக்க வராது. அது கொஞ்சம் சிரமமா?
ஆஹா. கண்டிப்பா, கண்டிப்பா. இனிப்பு சுவை அதிகமா இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும் அது. இல்லயா? ஆமா, ஆமா.
அது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தது. அதனால நான் இப்டி இனிப்பு வெளியில எடுத்துட்டு, நம்ம தனியா ஊற வெச்சு கொடுத்துப் பாக்கலாம் அப்டின்ற மாதிரி, சின்ன முயற்சியில ஈடுபட்டிருக்கேன். என்ன சரியா வருதான்னு பாக்கணுங்க.
<chuckles> செரி, செரி, ச செஞ்சுட்டீங்களா அத? இல்ல இனிமேதான் செய்யறதுக்கு முயற்சி பண்றீங்களா? <chuckles>
இனிமேதான். இனிமேதான். இன்னைக்கு ஈவினிங் தான் செய்யலாம்னு முயற்சியில இருக்கிறேன்.
ஓ! செரி, செரி. செரி, சரவால அந்த ரெசிப்பி செய்யறதுக்கு முன்னாடி என்ட்ட நீங்க அதப் பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது, ஆனா நீங்க இது போக, இப்ப நீங்க வந்து அந்த Japaneseஸோட உணவுகள் உங்கள ஈர்த்துச்சுன்னு சொல்றீங்க இல்லயா? அதுபோக வேற ஏதாவது வெளிநாட்டு உணவுகள்ல வந்து, நம்ம தேடிப்போய் இல்ல எப்டியாவது சாப்ட்டு பாத்துடணும் அப்டிங்கிற உணவுகள் ஏதாவது இருக்கா?
க கண்டிப்பா. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. <chuckles> நன்றிங்க. ஆமாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையான உணவு வந்து Londonல விக்குற அ, க London பொ ப்ரோ மார்கெட்ல விக்கிற ஸ்ராபரி வித் சாக்லேட் அது தான் சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசயா இருக்கு. ஆனா இப்போ அதோட காபி எல்லாமே நம்ம ஊர்லயே கெடைக்க ஆரம்பிச்சுடுச்சு. ஆனாலும் நம்மளுக்கு இயற் ஒரிஜினல் ஒரிஜினல் தானே. சோ அங்க தான் போய் சாப்ட்டு பாக்கணும்ன்ற மாதிரியான ஒரு ஆசை இருக்கு.
கண்டிப்பா. இருட்டுக்கட அல்வா, இருட்டுக்கட அல்வா தான். அத பேர் சொல்லி எங்க வித்தாலும் அந்த டேஸ்டு வராது, அந்த மாதிரி. ஆஹா. அப்ப நீங்க முதல்ல London போற வாய்ப்ப உருவாக்கி, அதுக்கப்புறம் அங்க போய், அத அந்த உணவ வந்து சாப்பிட்ற வாய்ப்ப உருவாக்கணும் இல்லயா? <chuckles>
அதேதான், அதேமாதிரி ம், ம். கண்டிப்பா. கண்டிப்பா. அதுக்கான வாய்ப்புக்காக தான், இப்ப நான் வைட் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கலாம். கெடைச்சுதுன்னா கண்டிப்பா அந்த உணவ சாப்பிட்டுட்டு, உங்க எல்லாருக்கும் எப்டி இருக்குன்றத சொல்றேன். கண்டிப்பா.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். <chuckles> கண்டிப்பா. எனக்கு இது ஒரு புதுசா இருக்குங்க. ஒரு புதிய புதிய சுவை அப்டின்னா ஏதோ ஒரு உணவ பத்தி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க வந்து, அந்த உணவினுடய பிறப்பிடத்தப் பத்தி சொல்லி, அந்த பிறப்பிடத்துக்கே நான் போய் அந்த உணவ சாப்டணும்ங்க. அப்டிங்கிற அந்த உங்களோட ஆசைய கூட ரொம்ப அழகா வெளிப்படுத்துனீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. உங்களோட பேசும்பொழுது நமக்குமே, ஆமா நமக்கு ஏன் அப்ப இந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் உருவாகலன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அருமையா பேசினீங்க. கண்டிப்பா நீங்க நெனச்ச மாரி, உங்களோட அந்தக் கலாச்சார உணவுகளையும், புதுமையும் சேந்து கல கலந்து வந்து நெறய உணவுகள வந்து நீங்க வந்து, ஆரோக்கியமா கண்டுபிடிக்கணும்னு என்ன நான் வாழ்த்துகுறேன். உங்களுடன் பேசியதுல வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி. மீண்டும் பேசலாம்.
ரொம்ப நன்றி. ஓ! ஓகே, ஓகே, ஓகே, ஓகேங்க, ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி.